அ டியூஷன் போனங்க. ஒரு வருஷம் டியூஷன் போனங்க. கணக்குக்கு மட்டும் போனன். மித்த எந்த பாடத்துக்குமே போல. ஒரு வருஷம் டியூஷன் போனன். டியூஷன் போனாலும் அந்த ஆண்டினுடைய இறுதியில அரசாங்க தேர்வில கணக்கு பாடத்தில மறுபடியும் மிகப்பெரிய ஒரு தோல்விய நான் சந்திச்சேங்க. ஒரு வருஷம் நான் வந்து ம தோல்வி அடஞ்சேன் எனக்கு
அச்சச்சோ! நீங்க சொல்லும்போது வெற்றி அடைஞ்சுட்டேன்ன்னு சொல்ல போறீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். டியூஷன் லா போயி <laughs> அ அப்புறம்.
இல்ல, இல்ல, இல்ல, இல்ல நம்ம எதார்த்தத்த தானே பேசணும். நாம மொதல்ல. ஆமா. அப்ப பாருங்க நான் வந்து இந்த பாடம் எனக்கு நல்லா வராதுன்னு தெரியும். பெற்றோர்களுக்கும் தெரியும். டியூஷன் போனேன். ஆனா தோல்வி அடஞ்சுட்டேன்.
சரி, சரி அப்புறம் என்னாச்சு?
தோல்வி அடஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருடம் எனக்கு வந்து இப்ப அந்த இந்த இன்னக்கி இருக்குற காலகட்டத்தில மாறி உடனடி தேர்வு எல்லாம் அப்ப கிடையாது.
சரி. ஆ எவ்வளவு நாள் காத்திருக்கணும்?
ஆமா. ஒரு வருஷம் நம்ம வந்து நீங்க காத்திருக்கணும். அந்த பரீட்சய நம்ம எடுத்து எழுதி முடிக்கிறது. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் எந்தவித டியூஷன் போகாம நானா வீட்ல உக்கார்ந்து ஒவ்வொரு க கணக்கா வீட்ல போட்டு பார்த்து, போட்டு பார்த்து பழகி, பழகி, பழகி அப்போ நான் இருந்த காலத்தில எந்தவிதமான இன்னக்கி இருக்கிற தொலைத்தொடர்பு சாதனங்களோ! Youtube வசதியோ! அல்ல எதுவுமே இல்லங்க. கத்துக்குடுப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு காலம்ன்னு வச்சுக்கங்களேன்!
அச்சோ! சரி. அது ஒரு நல் அது ஒரு நல்ல விஷயோங்கிறேன் நான். அது இருந்துததுன்னா நீங்க அத பார்த்து படிக்காம இருந்திருப்பீங்க இன்னும்.
<laughs> ஆமா நீங்க சொல்றது உண்ம தான். அப்போ, அந்த எனக்கு என்னுடைய பரீட்சை எழுதிய பையன் முதல் ரேங்க் வாங்கின பையனுடைய பழைய நோட்டுகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த நோட்ட எல்லாம் க கலெக்ட் பண்ணி, அதை ஒவ்வொரு அ கணக்கா போட்டு பார்த்து, போட்டு பார்த்து ஒ அடுத்த வருஷம் வரக்கூடிய மறு தேர்வு வந்து எழுதி அந்த தேர்வில 200க்கு 146 மதிப்பெண் நான் எடுத்தேன்.
சரி.